நிச்சயமாங்க. அதாவது, நீங்க சொன்ன மாரி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, எத்தன பேர் வந்தாலும் குக்கர்ல தான் வைப்போம். 10 பேர் வந்தா கூட 2 முறையா குக்கர்ல வச்சுருவோம். அந்த பெரிய இது செப்ரேட் மாரி வச்சு. இங்கே வந்து என்னான்னா 2 ஆழாக்கு வடிக்கணும்னா கூட, கையில தான் வடிக்கணும். நாங்க யாருமே குக்கர் சாதம் சாப்பிட மாட்டோம். அதுல தான் வடிக்கணும் அப்டின்னாங்க. மொதல்ல அத வடிக்கிறதுக்கே தெரியாது. அதா பயமா இருக்கும். எடுத்து ஸ்டவ்லேந்து எடுத்து வடிக்கும்போது, எங்க கையில கொட்டிடுமோ? அந்த மாரிலாம் ஒரு பயம் இருக்கும். இத அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, இவுங்க வந்து என்ன சொல்றதுன்னா, அப்ப விவசாய குடும்பம்ன்றதுனால அங்க உழ உழவு பணி செய்ற மக்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ண சொல்லுவாங்க. 1 வேளைக்கு 15 பேர், 20 பேருக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னம்போது, சாதம்லாம் கூட வடிச்சிருவோம், அத எடுத்த வடிக்க உடும்போது நம்பளுக்கு என்ன ப எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த கலாச்சாரம் ரொம்பவே எனக்கு பயமா தான் இரு இவுங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டா ஒரு பெரிய பாத்திரம் வச்சு, அந்த அப்டியே அடுப்புல இருந்து எடுத்து வடிக்கிறது, அந்த மாரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாமே முதல்ல ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் தான் அதெல்லாம் பழக்கத்துக்கு வந்தது. இப்போ என்னான்னா, கையில தான் வடிக்கிறோம், இப்ப எனக்குமே கூட இவங்களோட சேந்து இப்டியே வடிச்ச சாதமே சாப்பிட்டதுல, குக்கர் சாதம் சாப்பிடுறது தான் அந்த அளவுக்கு புடிக்க மாட்டேங்குது. வடிச்சு சாப்பிட்டா தான் நல்லாருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாரி கலாச்சாரலாம் நானும் பழகிக்கிட்டேன் இவுக்குங்களோட சேர்ந்து, அதுதான் உண்மை.
ம் ம். ஆ. கண்டிப்பாங்க நானும் அதே தான். அ ஏன்னா அந்த வடி சாதம் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா, உண்மையாவே அ நமக்கு உடம்பும் வந்து, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. அந்த வடிசா கஞ்சி கூட
ம். ம் ம். ம் ம். அதுதான்ங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது நமக்கு. ஆமா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஏன்னா அந்த கஞ்சி வெளில போயிடுறதனால வெறுமனே அரிசி மட்டும் நம்ப சாதமாக்கி சாப்பிடுறோம். ஆனா இத குக்கர்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கஞ்சி அதுக்குள்ளயே இருக்கு. அது வந்து வாயு தொல்லைகள்லாம் வரும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் சொன்னத அப்படியே பாலோ பண்றோம் அவ்வளதான். ம்.
ஆமாங்க. கரெக்ட்டுதான்ங்க. இசை பத்தி சொல்லுங்க, நீங்க வந்து அங்க அ நான் வேற மாரிலாம் கேட்டேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா சவுண்ட் வச்சு கேக்க முடியாது. அதை பத்தி சொல்ல முடியுமா?
ஆமாமா. ம் ம். ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. அதாவது என்னான்னு பாத்தீங்கன்னா, டிவி கொஞ்சம் சவுண்ட்டா வச்சு அதிலும் முக்கிய பாத்தீங்கன்னா, அந்த மியூசிக் சேனல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் சவுண்ட்டா வைச்சு கேக்கிறா மாரி இருக்கும். எனக்கு ரொம்ப புடிக்கும் அம்மா வீட்ல இருக்கும் போது அப்படிலாம் கேப்போம். இவுங்க என்னா பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாரி சத்தம் வரக்கூடாது, ஏன்னா பக்கத்துலலாம் வீடு இருக்கு. இது வந்து வில்லேஜ்ஜு அதனால வந்து பக்கத்தில இருக்கிறவங்கலாம், "என்ன இவ்ளோ சவுண்டா டிவி வச்சிருக்காங்க?" அப்டின்னு சொல்ட்டு பேசிப்பாங்க. அதனால அந்த மாரிலாம் வைக்கக்கூடாது. அதாவது இந்த மாரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்க்ஷன்ஸ் இசையை கேக்கும்போது கூட பாத்தீங்கனாக்கா. அதிகமான வால்யூம் வச்சு கேக்கக்கூடாது. 2வது வந்து யாரும் நம்மள பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால இசை வந்து ரொம்ப மெதுவா தான் கேக்கணும். யார் காதுலயும் விழுந்துரக்கூடாது, நம்ம சத்தமா டிவி வச்சு கேக்கிறது. இந்த மாரியெல்லாம் நெறையா ரெஸ்ட்ரிக்க்ஷன் வந்தது. சரி அதையெல்லாம் தாண்டி இப்பதான் பாத்தீங்கன்னா, இந்த ஏர்பாட்ஸ்லாம் வந்ததுனால, இப்ப அது ஒரு பெரிய விஷயமா தோணல, நமக்கு என்ன புடிக்குதோ அத நாமளே வச்சு கேக்கிறோம். அதனால வந்து ஆமா அவ்ளோதான் யாருக்கும் அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அவுங்க சொல்ற கலாச்சாரத்துக்கும், அப்படியே வந்து, என்னா பண்றோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அது ஒரு பெரிய விஷயமா இப்போ தெரியல. ஆனா ஆரம்ப காலத்தில, அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு இருந்ததுங்க, அதுதான் உண்மை.
போட்டு நம்மளே கேட்டுக்கலாம்.